ஐயோ! என் பையன் அழுதுட்டான்.
"அதாவது பெரியோருடைய அனுபவங்கள். இளையோருக்கு பயன்படுது" அப்படிங்கிறது இந்த காலத்தில சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து, பெரியோருடைய அனுபவத்தை பயன்படுத்த தவறுகிறார்கள். அது அவருடைய அறிவுரைகளை கேட்க மறுக்கிறார்கள். இப்ப இந்த பெரியோருடைய அனுபவம் இளையோருக்கு ஏதாவது ஒரு வகையில, உங்கள் அனுபவத்தின் மூலமாக பயன்படுவதாக நீங்க நினைக்கிறீர்களா?
கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா, வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி இல்ல தான், ஆனா, வந்து நாங்க வந்து பெரியோர் சொல்றத கேட்டு தான் நடப்போம். அவுங்க சொல்றாங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா எப்டி சொல்றது, 100ல 90% வந்து கண்டிப்பா நமக்கு நன்ம தரக்கூடியதா தான் இருக்கும், நம்மால செய்யக்கூடியதாக இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆம் கண்டிப்பா வந்து என்ன சொல்றது <tsk> நம்மளும் அத யோசிப்போம். நம்மளால பண்ண முடியுமா? இல்ல ஸ் பண்ணினா கரெக்ட்டா வருமா? எல்லாமே 1 தடவ நம்ம யோசிக்க தான் செய்வோம், <tsk> இருந்தாலும் நம்ம பெரியோர்ங்க வந்து நம்ம நெனைப்போல்ல <tsk> அவங்க இவ்வளோ நாள் இந்த மாரி பிரச்சனைலாம் அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், அவங்களுக்கு அவங்க சொல்லம்போது "கண்டிப்பா நமக்கு வந்து, கரெக்ட்டா தான் இருக்கும்" அப்படின்னு தோணும். <tsk> அதனால "ஓகே" <tsk> பண்ணுவோம், என்ன பண்ணிட போது அந்த மாரி, தோணும். அப்டி பார்ப்பேன்.
ம். நிச்சயமா, நிச்சயமா ஆமா. ஆமாங்க. ஆமா, ஆமா. ம். நிச்சயமா. ஆமா. அ. உன் ம். உண்மதான் அதாவது பெரியோர்கள் அப்டின்னு நம்ம சொன்னாலே, அவுங்க வந்து கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதையா இருக்கும். அவுங்க வந்து எந்த எடத்தில நம் கொழந்தைங்க தவறு பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவுங்க வந்து தன்னுடைய கருத்துக்கள வந்து இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கி "இதை சொல்லணும். இப்டி நடக்காதப்பா, இப்டி போகாத. அ இந்த மாரி கெட்ட நண்பர்கள வந்து அடையாளம் கண்டுக்க" இப்டில்லாம் நெறைய சொல்லுவாங்க. அது இன்றைய தலைமுறை மறுப்பதற்கான காரணம் என்னனு நெனைக்கிறீங்க?
ஆமாமா. தெரிஞ்சிருக்கும். ம், ம். ஆமாமா. ஆமா.